கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்க ஒரு YouTube ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க இது வந்து பாத்திங்கன்னா என்னோட அப்பா கூட நான் நோட் பண்ணியிருக்கேன். அவர் வந்து சும்மா பார்க்கும்பொழுது பாத்திங்கன்னா சுத்தி என்ன நடக்குதுன்ட்டு தெரியாம அவர் மாட்ட சிரிச்சு, இது பண்ணுவாரு. அம்மா என்ன சொல்றாங்க காது குத்து கூட கேட்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஈர்க்கப்படுது. என்ன நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் வளர, வளர இந்த AIலாம் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா எது மனிதர்கள் எது வந்து இதுன்னு தெரியாம இது அ நிறைய விஷயம் வந்து இப்போ நடக்குது அதுபோல் அந்த பழக்கத்தையே நம்மளோட பழக்கம் இது வந்து இயல்பான ஒரு பழக்கத்தையே ம ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அடிமைத்தனம் நம்மளே நம்ம அடிமை இது பண்ணிக்கிறோம். அப்படிதான் எனக்கு தோணுது. அதேபோல வேறு எதனா உங்களுக்கு பழக்கம் இருக்கா? இது சில பேர் வந்து பார்த்திங்க நீங்க சொன்னீங்க "புத்தகம் வாசிப்பது எனக்கு பிடிக்கும்." அப்படின்ட்டு இதே போல் வந்து வேறு எதனா எனக்கு வந்து இந்த வாழ்க்கையில வந்து பார்த்தேன்னா இதுபோல வந்து பண்ணணும். அதுபோல இதுபோல என்னை மாத்திக்கணும் "இந்த பழக்கத்தலாம் நான் சேஞ்ச் பண்ணணும்." அப்படின்ட்டு நீங்க என்ன விரும்புறீங்க?
எனக்கு நீங்க நல்லா கேட்கறீங்க. இருக்கிற பழக்கத்தையே என்னால சரி செய்து கொள்ள முடியல. இருக்கற பழக்கங்களே என்கிட்ட ஏராளமா இருக்கு. அந்த பழக்கத்தையே நான் கை விட்டுட்டு அதை தவற விட்டுட்டு நான் இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாம திக்கத்து திசையத்து நிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த பழக்கம் தொழில்நுட்ப வளர்ச்சின்னு நம்ம முன்னாடி பேசினோம் இல்லையா, அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ரொம்பவே மோசமான சூழலுக்கு கொண்டு போய்டுச்சு. நீங்க அழகா சொன்னீங்க. "எங்க அப்பா கூட இப்படி தான் வந்து ஷார்ட்ஸ் பார்க்கிறாரு. நிறைய நேரத்தை விரயம் பண்ணுறாரு." ஏன் என்ன காரணம் இன்றைக்கு அந்த ஷார்ட்ஸ் அந்த மாதிரியான நம்முடைய கவனத்தை வந்து ரொம்பவே ஈர்த்து அத கொள்ளையடிக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருக்கு. AIன்னு சொன்னீங்க. அந்த ஆர்டிபிஷியல் இன்இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அல்கோரித்ம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இதில நம்ம பாக்கற ஷாட்ஸ்ல நீங்க எதை ஒண்ணுக்கு சிரிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்க அப்பா போன் பார்த்துட்டே இருக்காரு. அதில ஒண்ணுக்கு சிரிச்சுட்டாரு அப்படின்னா, "ஓ! அதுதான் அவர் விரும்புறாரா?" சரி ரைட் வடிவேல் காமெடி பார்த்து சிரிச்சுட்டார் அப்படின்னா, அவருக்கு எல்லா வடிவேல் காமெடியும் தட்டிவிடு ஷார்ட்ஸ்ல என்னன்ன இருக்கு அப்படின்னு அவருக்கு வரிசையா வரும். அவர் எங்கயுமே போக முடியாது.
ம். ம். ஆமா. ம். ம் அம். ஆமா. சரிங்க. ம். ஆமாமா. இது வந்து உண்மைதாங்க. நீங்க சொல்றத்து 100/ 100 உண்மை. இதே நம்ம வேறு எதனா ஒரு பொருள் ஆர்டர் பண்ணோம்.
நான் அனுபவத்த உண்மைய தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதனால தான் அது.
ஆமா. ஏன்னா, ஒரு நம்ம சும்மா எதனா ஒரு பொருள் சார்ந்ததா பார்ப்போம். இது நல்லா இருக்கு அப்படின்னும்போது திடீர்னு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வ அ விலை குறைவா இருக்கு. இத பாருங்க அப்படின்ட்டு. நம்மளுக்கு காமிக்கும்.
ஆ. அழகா சொன்னீங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருக்கு கிடைக்காம இருந்தா தான் ஆச்சரியம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த அனுபவம் கிடைச்சிடும். அதற்கு பேர் தான் ஆங்கிலத்தில் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. இந்த அல்காரிதம்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க எதை விரும்புகிறீர்களோ, அது தொடர்பான எல்லா விஷயங்களையும் காட்டக்கூடியது. உங்களுக்கு அந்த AI வந்து என்ன பண்ணும், இதை இவங்க விரும்புகிறார்கள். இது தொடர்பா தேவையான விளம்பரங்கள காட்டுவோம். இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு பொருள வாங்கணும்ன்னு பார்த்திருப்பீங்க அல்ல எங்கேயாவது தேடிருப்பீங்க அந்த வெப் பேஜ்ல.
ஆமா. ம். ம்.